அ இப்போவாவது அப்பா சொல்ற மாரி கேட்டீங்களா? இல்லையா? <laughs>
அ <laughs> இத அப்ப தான் என்ன சொல்றார்ன்னா பி-எட்ல்லாம் முடிச்சாச்சு. பி-எட் முடிச்சு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து நமக்கு பட்டமளிப்பு விழா பா வரும் பாருங்க?
ம். ம். ஆமாங்க. ம்.
அ, பட்டமளிப்பு விழா வரும். அப்ப பாத்தீங்கன்னா, நம்ம கவர்னர் கையில நம்ம பட்டம் வாங்குறதுக்கு எல்லா இதும் நடந்துருச்சு. அப்ப அப்ப அது ஒரு சந்தோஷங்க. எனக்கு உண்மையிலயே
ஆமாங்க. அது தான் வந்து, நம்ப வாழ்க்கையிலயே வெற்றி பெற்ற மாரி ஒரு தருணமா இருக்கும். ம்.
ஆமா. <laughs> அப்ப பாத்தீங்கன்னா, ஆ நம்ம மேத்ஸே வராது அப்ப தான் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை அதாவது நமக்கு வந்து, அ ஒரு விஷயத்த வராதுன்னு ஒக்காந்துரக் கூடாது. நமக்கு வந்து இது ஒரு விஷயத்துல நம்ம தாண்டி வந்துட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு, எவ்ளோ விஷயங்கள் நமக்காகக் காத்துகிட்டு இருக்கு. நம்ம எவ்ளோ விஷயம் அச்சிவ் பண்ணி நம்ம வெளியில வந்திருக்கோம்! அப்படிங்கற விஷயமே, எனக்கு அப்பதான் தோணுச்சு. அப்ப நான் போயி நான் அப்ப நான் போயி
ஆமா. ம்ஹ்ம். ம். ஆமாங்க. ம். ம். பரவால்லிங்க. அ. அப்போ என்ன மாரி ஒரு எண்ணம் வந்துச்சுங்க அந்தக் கவர்னர் கையில வாங்கம்போது?
அ வாங்கும்போது அதுதாங்க எங்க அப்பா அப்ப என்னய தேடிக்கிட்டு இருக்காருங்க. ஒரு 50 பேரு 60 பேர் அந்த கவு பட்டம் வாங்குறதுக்காக உக்காந்துகிட்டு இருக்கோம், பி-எட் முடிச்சுட்டு. அப்ப அந்த கருப்பு கோட் எல்லாம் போட்டு, தலையில எல்லாம் வச்சு, கையில எல்லாம் வச்சுக் ம், ம்.
ம். ம் சரிங்க. அ. அஹான். ஆமாங்க. <laughs> அது ஒரு அ என்னமோ, நம்மளே கவர்னர்- கவர்னர் ஆன மாரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்ப. <laughs> ஆமா, அ.
ஆமா. ஆமா ஆமா. நம்ம ஒரு பட்டம் வா ஏன்னா, நான் மத்தவங்களுக்கு அது எப்படியோ? ஈஸியா இருக்கும்னு நான் ரொம்ப போராடினேன். ஏன்னா, இப்ப இப்ப நெனைச்சாலுங்க அந்த கா அந்த காம்பஸ்ஸ வச்சு, அந்த வரைஞ்சு, அந்த வரைபடத்தில உள்ள வரைமுறை எல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்றக்குள்ளயும் கணக்க எவனாவது மனப்பாடம் பண்ணுவானாங்க? <laughs>
ம். ஆமாங்க. எ. ம். ம். ம். ஆச்சோ! அதான் பாருங்க <laughs> பாவங்க நீங்க ஆனா. இருந்தாலும் அந்த ஒரு இப்போ என்னதான் நீங்க பி-எட் வாங்கினாலும், இன்னும் உங்களோட மனசுல வெற்றின்னு சொன்னா, அந்தப் 10வதுல மேத்ஸ்ல பாஸ் ஆனத்தாங்க. <laughs> ம்.
மறக்க முடியாது. ஆமா மறக்கவே மாட்டேன். அதுக் இப்போ வரையும் நான் யாராவது கணக்குன்னு பாத்தாங்கன்னா, ரொம்ப பா ரொம்ப மரியாதையா பாப்பேன். இவங்கல்லாம் எவ்ளோ டேலண்டா இருப்பாயங்க. கணக்கு படிக்கிறதுக்கு <laughs>
ஓஹோ! ம்ஹ்ம், நீங்க வேறங்க, கணக்கு தெரியும்! கணக்கு மட்டும்தான் தெரியும்! மீதி 4ம் வராது. அதுக்கு என்ன பண்றது? <laughs>
அ ஊ இல்லங்க! உண்மையில இந்தக் கணக்கு பாடம் எடுத்தவைங்க எல்லாம், ரொம்ப நா ரொம்ப மரியாதையா பாப்பேன். எனக்குச் சுத்தமா வராது. "இவ்வளவு டேலண்ட்டா இருக்கிறவய்ங்க மட்டும்தாப்பா கணக்கெல்லாம் போடவே முடியும்" அப்படின்னு நெனப்பேங்க. அப்ப, அந்தப் பட்டம் வாங்கும் போது, அப்பத் தான் நான் உக்காந்துட்டுருந்தேன். "அப்பா இத எவ்ளோ பெரிய விஷயத்த நம்ம தாண்டி இங்க வந்து உக்காந்து இருக்கோம்" அப்படின்டு அப்பத் தான் எங்க அப்பா பாத்தாரு. "எங்க நம்ம பொண்ணு காணோம், எங்கயுமே!" அப்புடின்னு சொல்லிட்டு, அப்படி போய் இப்ப எட்டி பாத்துக்கிட்டுருக்கும்போது, அப்ப நான் எந்திருச்சு நின்னுட்டு, எங்க அப்பாட்ட போயி கால்ல விழுந்து, ஆசிர்வாதம் வாங்குனேன். அப்ப எங்க அப்பா ஆமாங்க, அப்ப எங்க அப்பா வந்து ரொம்ப பெருமையா என்னய பார்த்தாரு. அ ஏன் அப்படி பெருமையா பாத்தார்ன்னு வச்சுக்கோங்க? ஏன்னா? "இவளுக்குப் படிப்பே வராது. அவ எதிலயாவது ஒக்கார வச்சு, டக்குன்னு முடிச்சுவுட்ரலாம்" அப்படின்னு நெனைச்சவரு, எ இ வந்து இந்தப் பொண்ணு வந்து ஒ அ அந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுட்டு, தாண்டி தாண்டி வந்துருக்கு. ஏன்னா எல் எல்லாரும் குழந்தைங்கள டியூசனுக்கெல்லாம் அனுப்புவாங்கலங்கா. என என்னைய எங்க அப்பா அனுப்பவே இல்ல.
ம். ம்ஹ்ம். அதான் அதாங்க. ம் ம். புரியுது புரியுதுங்க. ம், ம். ஆமாங்க, அ. ம். ம். அ. அருமைங்க ம். ஆ ம். ஆமா. அ ம். ம். ஆமா ஆமாங்க.